ரொம்ப வேகமா ஆ, அந்த மாணவர்களுக்கு நீங்க பதில் அளிக்கணும்னா, நீங்க ஏதாவது குறிப்புகள்லாம், ஏற்கனவே எழுதி வெச்சுக்கணும்.
எழுதிருவோம். சரி, சரி, சரி.
<laughs> அப்படின்னு இவங்க வ பயிற்சியிலேயே சொல்லிர்றாங்க. ஆ, அப்ப என்ன பண்றேன், நான் என்ன பண்ணிட்டேன், அந்த குறிப்புகள என்கிட்ட இருக்கு. ஆனா, வந்து எனக்குத்தான் இப்ப தேட்றது பிரச்சனையே அப்படிங்கும்போது, ஆ, அங்க சொல்றாங்க, "நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு" அப்படின்னு
ஆ. ஆமாங்க. சரி, சரி.
ஆ, அத நம்ப போட்டு வெச்சுட்டோம். அப்படின்னா, ஒவ்வொரு தலைப்பும் போட்டுட்டோம்னா, அங்க சர்ச்ங்கிற 1 பார் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும்.
அதுவே வந்து, நமக்கு சேர்ச் பண்ணி, நமக்கு என்னன்னு வந்து குடுத்துரும். நம்ம ஏற்கனவே எடுத்து எடுத்து வச்சிருந்த டேப்ல ஆனா, நீங்க ஏதோ ஒரு சமயத்துல எழுதி வெச்சது வந்து, இப்ப அடுத்த வேலைக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
ஆமாங்க, ஆமாங்க. அது ஒரு ரொம்ப பயனுங்க. அதாவது, ஆ, ஒரு செகண்ட்ல அதாவது முன்ன கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அத ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு இருந்த மாரி இருந்துச்சு. ஆ, இப்ப டக்கு டக்குன்னு அந்த 2 வார்த்த போடுவேன். எனக்கு அங்க போய் நிக்கும் அது. <laughs>
புரியுது. கண்டிப்பா. <laughs> அந்த நேவிகேட்ன்னு சொல்லக்கூடிய, அந்த ஒரு செயலி உபயோகிக்கிறதுனால, நீங்க எழுதி வெச்சது உங்களுக்கு எளிதா கெடைக்குது இல்லையா? சரி, சரி, சரி.
<laughs> ஆ. ஆமாங்க. ஆமாங்க. ஆ, அப்ப கூட எனக்கு அங்க ஃபைண்டுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். அத கூட பயன்படுத்தணும்னு தெரியல, எனக்கு அப்ப. <laughs> அப்பறம்
ஆ. அது கணிப்பொறிய வந்து பழகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம், இல்லைங்களா? நம்ம அது பழகுற வரைக்குமே நமக்கு கொஞ்சம் சோ கடினமா தான் இருக்கும் அது. <chuckles> சரி, சரி, சரி.
ம். ஆமாங்க, ஆமாங்க. ம். ஆ, 2வது அந்த ஒரு பதட்டத்துல நம்ம வந்து அதெல்லாம் தேட்றதுக்கு ம மனசு வராது. ஏன்னா, இங்க டைம் ஓடிட்டே இருக்கும். ஆ, டக்குன்னு நம்ம முடிச்சு குடுக்கணும் அப்படிங்கும்போது, ஆ, புதுசு, புதுசா அந்த இடத்துல, அந்த நேரத்தில கத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால, ஆ, அந்த தெரிஞ்சது கூட மறந்துரும் அந்த நேரத்துல. ம்.
ஆமா. அது வந்து சரியா சொன்னீங்க. அந்த பதட்டத்தில ஒரு வேகமான, ஒரு சூழல்ல வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது கூட மறந்துரும் சில நேரங்கள்ல. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமாங்க. ம். அதனால, இங்க போனப்ப எனக்கு அவ்ளோ எளிதா போயிடுச்சு. அதாவது இப்ப நான் யோசிக்கிறேன், "பாரு அந்த வேலையிலேயே இருந்திருந்தா நான் இத விட அதிகமா செஞ்சிருப்பனே." <laughs> அப்படிங்கிற மாதிரி ஆ, ஒரு யோசனை வந்துச்சு. ஆனா, அத விட இந்த வேல கொஞ்சம் இலகுவாவும் இருக்கும். கொஞ்சம்
<sneezes> அதாவது ரொம்ப கடினமான சூழல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு வழி தேடுறீங்க. "எப்பட்றா சும்மா போய் சேர்ச் பண்ணாம நம்மளா எல்லாத்தையும் தேடி எழுதி வைப்போம்." அப்படின்னு சொல்லி எழுதி வெச்சுட்டு அது உங்களுடைய அடுத்த வேலைக்கு வந்து, ரொம்ப சுலபமா அத தேடுற வழி மட்டும் அவங்க சொல்லி குடுத்துருக்காங்க. எப்படி தெரிய மட்டும் சொல்லி குடுத்துட்டாங்க. நீங்க எழுதி தயாரிச்சு வெச்சதுல வந்து ரொம்ப அழகா வந்து அத சமாளிச்சுக்கிட்டீங்க. <laughs>
ஆமாங்க. ம். ம். ஆமாங்க. ஆமாங்க. ம். ம். ஆமாங்க, ஆமாங்க. அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆ.
சொல்லல. கண்டிப்பா. இப்ப வந்து, வேற எதுலலாம் நீங்க உங்களோட கணிப்பொறியோட கத்துக்கிட்டீங்க இல்லையா? கத்துட்டுருந்தீங்க இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கு, உங்களோட வாழ்க்கையில?
ஆமாங்க. ம்.